கண்டிப்பா. ஒரு 4,5 கேள்வி என்னோட மேலாளர்கிட்ட கேட்டேன் நான். இப்போ இன்னொரு மேலாளர் இருக்காரு. அங்கே என்னோட மேலாளர் இருக்காரு. நேரடி மேலாளர். அவர்ட்ட கேட்டேன். நான் எப்பயாவது வந்து லேட்டா வந்திருக்கேனா வேலைக்கு? இல்ல. எப்பயாவது என் கொடுக்கப்பட்ட வேலைய நான் முடிக்காம போயிருக்கேனா? இல்ல. கொடுக்கப் செஞ்ச வேலையில ஏதாச்சும் நீங்க குத்தம் கண்டுபிடிச்சு, நீங்க நான் மறுபடியும் அந்த வேலைய ரீவொர்க் பண்ணியிருக்கேனா? இல்ல. வேற ஏதாச்சும் நான் தவறா வந்து மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்கேனா? இல்ல. நான் இப்ப எக்ஸ்ட்ராவா நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டது நான் அனுப்பாம இருந்திருக்கேனா? இல்ல. அப்புறம் எதுக்கு என்னோட நேம் வந்து அங்கு பட்டியல்ல இல்ல? சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. அதுக்கு ஏத்தமாரி நான் உங்கக்கிடட பதில் சொல்றேன்ட்டு அந்த மேலாளர்ட்ட பார்த்து கேட்டேன். அவருக்கு வந்து 2 பேருமே ஒரு நிமிஷம் மௌனம். ஒண்ணுமே பேச முடியல, அவுங்கனால.
ஆ. ம்ஹ்ம். அதானே! ம். ஆஹா! ஆ.
அந்த பெரிய மேலாளர் வந்து, என்னோட மேலாளர் நேரடி மேலாளர் இப்ப கொஞ்சம் நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. நான் அவர்ட்ட தனியா பேசணும் அப்பிடின்ட்டாரு.
இல்ல. நீங்க இந்த மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டீங்க. அவுங்க பேசியிருப்பாங்க. அந்த நிமிடம் எப்பிடி இருந்தது? வெளில வந்துட்டீங்க. அடுத்த நாள் நீங்க வேலைக்கு போயிருப்பீங்க. இல்ல, அவுங்களே திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்பிடி இருந்தது?
சரிங்களா? கண்டிப்பா. இல்ல. இல்ல. என்னைய வெளிய அனுப்பல. அந்த மேலாளர வெளிய அனுப்பிச்சாங்க. நான் உன்கிட்ட தனியா பேசணுன்னு சொல்ட்டு, அந்த பெரிய மேலாளர் இருக்காரு பார்தீங்களா! சீனியர் மேனேஜர். அவரு என்ட்ட பேசணுன்ட்டு, நீங்க கொஞ்சம் வெளிய இருங்க, நான் பேசிக்கிறேன், அப்பிடின்னு அவர் சொல்ட்டாரு. ஏன்னா, இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆ இந்த பைய இந்த இவரு வந்து என்ன சொன்னாலும் வந்து அ கேட்கப் போறதில்ல. அ, அ ஒண்ணுமே கவனிக்கப் போறதில்லன்னு புரிஞ்சு போச்சு. அதனால அவரு என்ன நினச்சுட்டாரு, என் பொறுப்புப்பா! இத வந்து நான் கண்டிப்பா நான் உனக்கு செய்வேன். எ உன்னைய வேணா இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வருவேன், என் பொறுப்பு. என்னைய நம்பலாம் நீனு! நான் வந்து என் வார்த்தையக் கொடுக்கிறேன். அவரு கொடுக்கல அப்பிடிங்கிறது அவரோட தவறு. அது என் தவறும் கூட. ஆனா நான் உனக்கு என் வார்த்தையக் கொடுக்கிறேன். அப்பிடின்னு சொல்ட்டு அவரு சொன்னத, சரி. உங்கள நான் நம்புறேன்.
ஆ. ஆஹா! ஆ. ம். ம்ஹ்ம். பரவாயில்லயே! இந்த வய் இந்த வார்த்தைகள்லாம் வெறும் வாக்கு மூலமா மாத்திரம்தானா? இல்ல வந்து மின்னஞ்சல் ஏதாவது நடந்ததா அதுக்கப்புறம்?
மின்னஞ்சல் கொடுக்க மாட்டாங்க. இங்கே எப்பிடின்னா அவன், அவன் அவனோட நல்லத பார்த்துப்பாங்க. அவனுக்கு அவுங்களோட பாதுகாப்பு மட்டும் தான். மத்த யாரோட பாதுகாப்பும் தேவையே இல்ல.
அதே தான். ஆ. ஏன்னா, இங்கேலாம் வந்து வாக்கெல்லாம் எவ்ளோ நம்ப முடியுன்னு தெரியாது. எல்லாமே வந்து, நமக்கு வந்து எப்பிடி சொல்றது? எல்லாம் காமிக்கிற மாதிரி இருக்கணும். ப்ரூஃப் <chuckles> இருக்கணும் இல்லயா!
கண்டிப்பா. நிச்சயமா. அதுக்கு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், சரி. ஓகே. நான் நம்புறேன். நீங்க கொடுக்கிற வாக்க நான் நம்புறேன். உங்களுக்கு ஒரு 3 மாசம் நான் கெடு கொடுக்கிறேன். 3 மாசத்துக்குள்ள அது நடக்கணும். அப்பிடின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சரிப்பா! 3 மாசம்ங்கிறது ரொம்ப அதிகமான டைம் தான். அதுக்கு முன்னாடியே நடந்துரும் அப்பிடின்னு சொன்னாரு. சரி ஓகே. அ இல்ல அதுக்கு அந்த அதே நேரத்தில நான் வந்து ஃபேரலலா நான் என்ன பண்ணேன், நான் வெளிய வே வேல தேட ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா!
ம். நடந்ததா? அவ்ளதான், ஆ.

ஆமா. நிச்சயமா. வரவேயில்லங்கிறது எனக்கு அதிர்ச்சியாவும், ரொம்ப இதுவாவும் இருந்துச்சு. ஏ நா நான் வந்து கேட்கணுமா. "நீ குடுக்கற வேலை எல்லாத்தையும் நான் முடிக்கிறேன். எக்ஸ்ட்ராவும் செஞ்சேன். நான் இதுக்கு மேல நான் என்ன பண்ணனும்? நான் ஏன் கேட்கணும் உன்ட்ட? உனக்கே இல்லையா? பகுத்தறிவு இல்லையா?" அப்படிங்கிற மாரி எனக்கு கோவம்ங்க ஜாஸ்தியா வந்துச்சு எனக்கு. அப்போ நீ ஏன் இதெல்லாம் பண்ணணுங்கிற அந்த கேள்வி மட்டும், எனக்கு புதன்கிழமையிலிருந்து தோணீட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை நான் முடிவு பண்ணிட்டேன். "இல்ல நான் பண்ணப்போறதில்ல இதுக்கு அப்புறம் அத." அப்படின்னு சொல்ட்டு முடிவு பண்ட்டேன். நான் நிறுத்திட்டேன். அன்
ம்ஹ்ம். அதானே! ஆ. சரிங்க. ஆஹா, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்க மனநிலை. என்ன பண்ணி நீங்க அதிலேருந்து ஆசுவாசப்படுத்திகிட்டீங்க? வெளில வர்றத்துக்கு.
சரியா சொல்லணுனா, நான் வந்து ஆரம்பிச்ச வேலைய, "நான் எதுக்கு பண்ணனும்?" அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. லேப்டாப்ப அப்படியே மூடி பையில வச்சு, நான் கெளம்பிட்டேன் வீட்டுக்கு.
இது சாத்தியமா? ஏன்னா, வந்து அவ்ளோ எளிதான விஷயம் இல்ல. அ ஏன்னா, இப்போ
<laughs> <laughs> இல்ல. ஏன்னா, செய்ய வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சாச்சு. இது வந்து எக்ஸ்ட்ராவா நம்மளா வந்து எடுத்துக்கிட்ட வேல தான். நம்ம எதுக்கு செய்யணும்? ஏன்னா
அப்போ ம். அப்ப அன்னையிலேருந்து உங்களுடைய நடத்தை வந்து, மாற்றம் இருந்தது நாள்தோறும், இல்லையா?
கண்டிப்பா. அவங்க வந்து பேசட்டுமே. ஒரு முறை கூட நம்மகிட்ட பேசவே இல்ல. இந்த எக்ஸ்ட்ராவா, ஒரு வசதியா நம்ம செஞ்சு கொடுக்கிற மாரி இருக்கலாம். அது வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு டாக்குமெண்ட்டா இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு மேலிடத்துக்கு வந்து கண்டிப்பா.
ஆஹ. இல்ல, எதுவா இருந்தாலுமே சின்னதோ! பெருசோ! ஏதோ ஒரு விஷயம் நம்ம வேலையை தாண்டி செய்யும்போது இல்ல, இப்போ நீங்க தேடியே ஆவாங்களே அவங்க. எப்படி தேடுவாங்க இல்லையா? ஏன்னா, நீங்க அந்த விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கீங்க. ஒரு ரொட்டீன்லருந்து நீங்க வெளியில போய்ட்டீங்க. இப்போ யாராவது கண்டுபிடிச்சாங்களா? என்ன சொன்னாங்க? நீங்க என்ன பதில் சொன்னீங்க?
கண்டிப்பா. கண்டிப்பா. அவங்க திங்கட்கிழமை வந்து என்ட்ட கேட்டாங்க. "ஏம்ப்பா, அத அனுப்பல?" அப்படின்னாங்க. நான் சொல்ட்டேன். இல்லைங்க. எனக்கு இது இதனால வந்து எந்த ஒரு உபயோகமா இருக்குமா? அப்படின்னு யோசிச்சு பாத்தேன். உபயோகமா இருக்கற மாரி ஒண்ணும் தெரில, அப்படின்னேன். ஏன் அப்படி நெனைக்கிற? அப்படின்னு கேட்டாங்க. இது 1 மணி நேரம் போச்சு, இந்த கான்வர்சேஷன் உரையாடல். அ உபயோகமா இருக்குன்னா, என்னையும் நீங்க வேற எதில ஒரு குழுவுல சேத்திருப்பீங்க. அந்த இந்த டேட்டாவ எல்லாம் யூசு பண்ற அந்த குழுவில சேர்த்திருப்பீங்க. அவங்க மின்னஞ்சல் அனுப்புறது எனக்கும் வந்திருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் ஒண்ணு கூட வரல. நம்பர் 1. நம்பர் 2 நீங்க இப்போ வரையும் நான் ஒரு 30 நாளா 40 நாளா அனுப்ச்சிட்டு இருக்கேன். இப்ப வரையும், எனக்கு இந்த தகவலோட இதையும் அனுப்பு. நீ அனுப்புற தகவல் கரெக்ட்டா இருக்கு. சிறந்த முறையில இருக்கு. ரொம்ப எனக்கு உதவியா இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஒரு ஒண்ணு கூட எனக்கு அனுப்பவே இல்ல. நம்பர் 2. நம்பர் 3 நான் சொன்னேன். பிராங்க்கா, நீங்க வந்து, நான் எப்டி வேலை பாக்கறேன்னு நெனச்சுட்டீங்க அப்படின்னா, "கொடுக்கிற வேலைய மட்டும் முடிக்கிற ஆள்" அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சுட்டீங்க, என்னையப் பாத்து. ஏன்னா, இந்த வேல வந்து நானா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறேன்ங்கிற மாரி நான் வந்து புராமிஸ் பண்ணியிருந்தேன். நான் செஞ்சு குடுத்துட்டு இருக்கேன். அது வந்து பயன்பாடு இல்லாம இருக்கற மாரி உங் நீங்க வந்து நெனச்சுட்டீங்க. அதனால தான் என்னோட பேர் அங்க வரவேயில்ல பட்டியல்ல அப்படின்னு சொன்னேன். அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படியே பொறுமையா இருந்தாரு. அவருக்கு வந்து பதிலே சொல்லத் தெரில.
சரிங்க. அதானே! சரிதான். அதான். ஆ. ம்ஹ்ம். ஆஹா, ஏன்னா இவ்ளோ நாள் வரைக்கும் அதோட இது, அவங்களுக்கே அருமை தெரியுமா இருந்துருக்கலாம், இல்லையா?
ஆமா.

கண்டிப்பா. ஆமா. அவர் நான் நான் நேரடியா சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் நான் வேல செய்ய மாட்டேன் அதுல. நீங்க வேற யாருக்கோ வேணா, வேல செய்ய சொல்லுங்க. நான் எந்த மாரி செய்யணும்ங்கிறத வேணா, நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துடுறேன். அப்டினு சொல்லிட்டு நான் அவங்களோட பதிலுக்குலாம் நான் வெயிட் பண்ணவே இல்ல, நான் கிளம்பி வந்ட்டேன் நானு. அவங்களும் ரொம்ப
ஆ. இந்த மாதிரி யாராவது சுமைகள்ல இருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை நேரங்கள்ல, இந்த மாதிரி ஒரு பணி சுமையா இருக்கட்டும், இது ஒண்ணும் அவ்ளோ எளிதான விஷயம் இல்ல கடந்து போறது. அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பக்க பக்கத்தில இருக்காங்க, இல்ல உங்க நண்பர்கள் யாராது கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும்?
நிச்சியமா. கண்டிப்பா. நிச்சியமா. அறிவுரை நான் என்ன சொல்லுவேன்னா வந்து, அ எதுவா இருந்தாலும் நம்ம செய்ற வேல நமக்கு திருப்பியும் வரணும். பலனா வரணும். எப்டின்னா பணம் வரவா வரணும், இல்ல புரமோஷனா வரணும். ஆமா. அப்ப அது இல்ல, அது வரப்போறது இல்லன்னா அப்டின்னா வந்து நம்ம எப்டி வரவழைக்கணுமோ அந்த வழிய நம்ம தேடணும். இப்போ, 1 நபர் 1 நபர் மேலாளர் வந்து நமக்கு உதவி செய்யலன்னா, அவருக்கு யாரு மேலாளர்? அவனப் போய் புடிக்கணும். அவன் சட்டைய போய், புடிக்கணும். எதுக்காக எனக்கு வந்து குடுக்கல? பதில் சொல்லுங்க. பதில் கேட்கணும் நம்ம. சரிங்களா? அதுக்கு ஒரு முறை இருக்கு.
அப்டி இல்லன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்டிங்கிற மாரியா? ம். ஆ ம்ஹ்ம். அதுல நீங்க அத உடனே செஞ்சுட்டீங்களா? இல்ல, அதுக்கு எதாவது முன்னேற்பாடு நான் எதாவது பண்ணணும், அ நான் யாருன்னு காமிக்கணும், அப்டிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏன்னா 1 நாள் அனுப்புவோம். நமக்கு வந்து ரிப்ளை இல்ல. 2 நாள் அனுப்புவோம், 3 நாளு. நீங்க சொல்ற மாரி நெறைய நாட்கள் நான் வந்து என்னுடைய வேலைய தாண்டி நான் இவ்வளோ நாள் அனுப்பிச்சிருக்கேன். ஆ இப்ப நீங்க வந்து 1 நாள் நான் எனக்கு கேட்கலன்னா, நான் இத பண்ணணும் அப்டிங்குற மாதிரி நீங்க முன்னாடியே யோசிச்சு வச்ச விஷயத்த தான் நீங்க அன்னைக்கு பண்ணீங்களா?
நா நா அதான், நான் என்ன பண்ணேன்? கண்டிப்பா.